ம்.
இந்த பொது விழாக்கள். அதாவது கல்யாணம் திருமணமா இருக்கட்டும், இல்லைனா மத்த விசேஷ நாட்கள்ல வந்து பாத்தா ஒருத்தர சந்திச்சிருப்போம். சந்திச்சு புடிச்சதுனா தொடருவோம், அந்த இது மாதிரி. நண்பர்களா பின்னணி-அந்த மாதிரி உங்க வாழ்க்கைல நடந்துருக்கா இந்த மாதிரி உங்களுக்கு?
ஆ, கண்டிப்பா நடந்திருக்குங்க. அ நான் வந்து பார்த்திங்கன்னா, ஆமா ஒரு முறை வந்துட்டு என்னோட தோழி அதாவது ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு பொண்ணு வொர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மேரேஜ்க்காக வந்துட்டு நான் வந்து கேரளா வந்து போயிருந்தேங்க. ஆ அங்க போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அ நாங்க எல்லாமே குரூப்பா தான் போனோம். ஆஃபீஸ்ல இருந்து, நான் எங்களோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே குரூப்பா தான் நாங்க எல்லோருமே போனோங்க. <chuckles> அப்போது அங்கே போனப்போ வந்துட்டு, அ நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு புது ஊர் இல்லேங்களா? பே அ மொழி தெரியாது. மொழி மலையாளம்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆ, அப்படிங்கும் போது, அங்க உள்ளவங்கள எல்லாம் பாக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாரி, "ஐயோ என்னடா இது!" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. "ஆ சரி என்ன பண்ணுறது! வந்தாச்சு. நம்ம கேங் கேங்கா இருந்துட்டு, சாப்பிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு கெளம்ப வேண்டிய தான்" அப்படிங்கிற மாரி தான் நாங்க இருந்துட்ருந்தோம். ஆ இருந்தாலும் வந்துட்டு, நம்ம விட்டு கொடுக்க கூடாதுல்ல? எப்படி விட்டு கொடுக்க மனசு வரும்? நம்ம அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம ஏன்? நமக்கு மொழி தான தெரியாது. சும்மா அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம்ன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கேங்கா வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே பாட்டு பாட்றது, ஃபன் பண்ணுறதுன்னு பயங்கரமா பண்ணிட்டிருந்தோங்க. ஆ, அப்போ வந்துட்டு இன்னொரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம். அந்த கேர்ல்ஸ். அந்த குரூப்லாம் வந்து ஒரு குரூப் இருந்தது. ஐயோ! சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே. <laughs> ஆ, அப்ப தான் தெரிஞ்சது. ஏன்டா பசங்கள்லாம் மலையாளம், மலையாளம் என்று சொன்னாங்கன்னு. அவ்வளோ அழகழகா கொழந்தைங்க மொதற்கொண்டு அவ்வளோ அழகழகா இருந்தாங்க. நாங்க, யார ரசிக்கிறது, யார விட்றதுன்னே தெரியலை. ஆனா நாங்களும் வந்துட்டு ஒரு
அப்டியா? சரி. ஓ! சரி. நிச்சயமா. சரி. ஓ! சரி. <laughs> <inhales> ஆமா. அ, அது வந்து எதனாலன்ன எதனால நீங்க நெனச்சீங்க அத?
இல்லங்க. அது வந்து உண்மையாவே ஒரு ஒரு கு சொல்வாங்கல்ல, மலையாளம் கேரளா கேர்ல்ஸ்லாம் அழகா இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு பொண்ணு ஒண்ணும் கொறச்சல் இல்லங்க. நம்மளும் செம்ம அழகா இருப்போம். இருந்தாலும் அந்த இயற்கையான அந்த முடி வந்து நீளமா இருக்கும். ஆ. ஆ. அப்படிங்கும்போது, நாங்க அதுக்கு முன்னாடி போற வரைக்கும், அங்க போம்போதெல்லாம் கூட, "என்ன நம்ம தான் நம்ம தான் கெத்தா இருக்கணும்" அப்படி இப்படிலாம் சொல்லுவோம். அங்கே போனதுக்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கொழந்தைங்கள்லருந்து அவ்வளோ அழகழகா இருக்கும். நாங்க அவங்களலாம் வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4,5 பொண்ணுங்களும் சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஏன் தெரியல, அந்த கேங்கோட எங்களுக்கு வந்து ஒரு <tsk> செட் ஆகலங்க. ஆ, அது, அது சொல்லுவாங்கல்ல, திடீர்ன்னு காரணமே இல்லாம ஒருத்தவங்கள வந்து பிடிக்காம போய்டும். காரணமே இல்லாம
நிச்சயமா. ஆமா. நானும் பாத்திருக்கேன். சரி. ஆமா. ஒரு வேளை மொழி தெரியாததுனால அவுங்கள புடிக்காத போச்சோ? அவங்க பாட்டுக்கு அவங்க மொழியில பேசிட்டு இருந்ததுனாலயோ?

நிச்சயமா.
அந்த மாரி வந்து அவங்க வந்து கனெக்டே ஆகல. அது அப்படியே ஆரம்பிச்சதுதான் ஆ, அதுக்கப்புறம் வந்துட்டுங்க, நாங்க எல்லாரும் சேந்து வந்து, ஆ அவங்கள மொறைக்கிறது. அவங்க எல்லாம் சேந்து எங்கள மொறைக்கிறது அது மாரி போயிட்டுருந்துச்சுங்க. ஆ நான்லாம் நெனைச்சேன், "பயங்கரமா அட்டிட்யூடா இருப்பாங்க போல" அப்படிலாம் நெனைச்சிட்ருந்தேங்க. ஆ அவர் அப்போ வந்து நம்ம சாப்பிட வந்து நாங்க போறோம். எல்லாமே வந்து பஃபே சிஸ்டம் தான். எல்லோருமே அவங்க எடுத்து அவங்கவங்களே போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, அந்த ஒ அந்த குரூப்லேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு செம்ம அழகான ஒரு பொண்ணுங்க. ஆ அவ வந்து என்ன பண்ட்டா, ஒரு பா ஒரு வயசான பாட்டி பின்னாடி நின்னுட்டு இருந்திருக்கா ப்ளேட்ட வச்சிட்டு. அப்போ அந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபுட் எடுக்குறதுக்காக எடுக்கும்போது, அது தெரியாம அவ டிரெஸ் மேலே கொட்டிட்டாங்கங்க.
சரி. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? ஓ! சரி. சரி. ஓ!
<chuckles> நான் நெனச்சேன், "அய்யயோ! முடிச்சு விட்டீங்க போங்க!" அப்படிதான் நெனச்சேன் பாவம் என்ன திட்ட போறாங்க, ஏன்னா நமக்கு பாத்தொடனே தெரியும்ல? பயங்கரமா ஆட்டிட்யூடா இருப்பாங்க போல அப்படின்னு நினைப்போம்ல? அது மாதிரி நாங்களும் நினைச்சுட்டு இருந்தோம். ஆச்சி போச்சு என்ன நடக்கும்னு தெரியல. என்னன்னா அந்த பொண்ணு ரொம்ப சாஃப்ட்ங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க பாஷையில வந்து ஏதோ பேசிக்கிறாங்க. ஆனா அ, எங்களுக்கு புரிஞ்சுது அவங்க பேசுறதெல்லாம், "பரவால்ல, பரவால்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல."
கண்டிப்பா. ஓ! அதாவது மொழி புரிஞ்சது, அது மாரி சொன்னிங்க. இல்லையா? கிட்டத்தட்ட அந்த தமிழ் மொழி மாதிரியே இருக்குமா?
ஆமாங்க. மலையாளம் வந்து தமிழ் மாரி தான் இருக்கும். கொ கொஞ்சம் நல்லா ரொம்ப ப்ளூயன்ட்டா பேசுனா தான் நமக்கு புரியாது. இல்லேன்னா நாம அழகா புரிஞ்சுக்கலாம். ஆனா மலையாளத்தில ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, தெலுங்கு த, கன்னடம் எல்லாம் வந்துட்டு பேசம்போது, அவங்க பாஷையில பேசும்போது நம்ம தமிழ் வந்து அவ்வளவா உள்ளே வராது பாத்துருக்கீங்களா? ஆனா மலையாளத்தில பேசும்போது, தமிழ் வந்து நல்லாவே நமக்கு பாஷை உள்ள வரும். நம்ம புரிஞ்சுக்குற மாரி இருக்கும். அப்படிங்குற போது
ஓ! ஆமா, பாத்துருக்கேன். நிச்சயமா. 1 2 வார்த்தைகள் அது மாரி கேட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இன்னும் அந்த வார்த்தைகள்லாம்?